கண்டிப்பா. நம்ம பள்ளி பருவத்துல நமக்கு பிடிக்காத பாடல்கள் இருக்க முடியுமா, என்ன? எனக்கு அந்த
பெரும்பாலும் அந்த 90ஸ்ல உள்ள பாடல்கள் தானே ஒளிபரப்பாகும்.
கண்டிப்பா. அந்த பிரசாந்த் வின்டேஜ் விஜய் அவர்களுடைய அந்த பாடல். ஆ அது அந்த எனக்கு இந்த பிரசாந்த், அர்ஜுனு இவர்களுடைய பாடல்கள்லாம் அவ்ளோ பிடிக்கும். அர்ஜுனுடைய பாடல்கள் வந்து இந்த எழுமலையில வர எல்லா பாட்டுமே எனக்கு புடிக்கும். அதுபோக இன்னொரு படத்தில இந்த படம் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. தாஜ்மஹாலொன்று வந்து காதல் அ வேதம்மா அந்த படம் பேரு. அந்த பாட்டு மட்டும் எனக்கு ரொம்ப புடிக்கும். அது. அப்புறம் வந்து கண்ணெதிரே தோன்றினாள், ஜீன்ஸ் படம் அப்புறம் ம
ஆ. ஆ. வேதம் படம். ஆ. ம். முதல்வன், முதல்வன் நல்லாருக்கும் தோழி!
ஆ, முதல்வன்ல வர எல்லா பாட்டுமே நமக்கு புடிக்கும். குறுக்கு சிறுத்தவளேல இருந்து முதல்வனே! வன்னே! அதுவரைக்கும். அதுல
ஆஹா! தோழிகிட்ட பலபல அ அகராதி உண்டு போலய பாடல் அகராதிலாம்! <giggles>
அய்யோ! ஆமாங்க. நம்ம 90ஸ்ல வந்து அந்த அளவுக்கு நம்ம ம அந்த 90களின் குழந்தைகளுக்கே எழுதப்பட்ட பாடல்கள்ன்னா வந்து அது தானே. அப்புறம் இந்த காதலர் தினத்துல வர பாடல்கள், அதுல வந்து என்னுடைய கணவருக்கு ரொம்ப பிடிச்சு இந்த ஓமரியா அந்த பாடல். ஓ! மரியா அது
<giggles> அதுதான், அதுதான். ஆ ஓம். அது நல்லாருக்கும் தோழி. அதுல எல்லா பாட்டும் நல்லாருக்கும். 100 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பாட்டு கேட்டுருக்கீங்களா?
ஆமா. கண்டிப்பா. அந்தெல்லாம் அதெல்லாம் கேக்காம இருப்போம்மோ! நம்ம. அ. ஆ அந்த பாட்டு. அப்புறம் அந்த வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு சொல்லிட்டு அந்த மின்சார கண்ணால வரும்ல? மின்சார கனவுன்னு நெனக்கிறேன் அதுல. வெண்ணிலவே வென்னிநிலவே அது வந்து இ இவர் பாடியிருப்பாரு. அதேபோல அதோட சாட் வெர்ஷன் வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு. என் அழகென்ன? என் தொழில் என்ன? ஏன் என்னோடு உன் காதல் உண்டாச்சு? அப்படின்னு இல்ல. அதெல்லாம் ஆர்வம் இருக்குமா. அ அது எனக்கு அந்த வெர்ஷனுமே ரொம்ப புடிக்கும். அந்த சாடுவெர்ஷன் கேக்கும்போது அப்பிடியே மனசுலாம் நொந்து, வெந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ்ல நான் போயிருவேன். அந்த அளவுக்கு வந்து அந்த சாடு அவ சங்கர் மகாதேவன் உருகி, உருகி அது வந்து பாடியிருப்பாரு. அந்த அளவு. அவருடைய வார்த்தைகளே அவருடைய வா அந்த இது. குரல் டோனே அப்பிடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எ எதேச்சே என்னோட கணவர் வந்து நான் ஏதோ கேட்டேன். அவர் வந்து அதான் முடியாது போ! அப்பிடின்னு ஏதாவது கோவமா என்கிட்ட பேசிட்டாருன்னா, அப்போ, அப்போ அந்த பாடல் தான் அந்த எ அ திருமலை படத்துல ஒரு பாடல் வரும்ல நீயா பேசியது. என் அன்பே ஆமா
<laughs> ம். தெ ஆ, ஆ, கேட்டுருக்கேன். கேட்டது உண்டு தோழி! ம், ம். உண்டாச்சா இல்லயா! தோழிக்கு இல்லயா! ம். <laughs> ஆஹா! ஓ! சந்தர்ப்பத்துக்கேத்த பாட்டுங்கள ஃபிளே பண்ணி மனச தேத்துவோர் சங்கமா நீங்க? அது சரி.
கண்டிப்பா. அந்தமாரிலாம் ப்ளே பண்ணுவோம். அவரு வந்து நான் அத ஃபர்ஸ்டே 2, 3 தடவ பாடும்போதுெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஆனா திரும்ப திரும்ப பாடும்போது அவருக்கே கோவம் வந்துச்சு. என்னது இது சும்மா இதேப்பா வேற பாட்ட யோசிச்சுட்டு வா! அப்பிடின்னு அப்பிடின்னு சொல்றமாரி ஆயிச்சு. அதனால வந்து நான் இது அடிக்கடி பயன்படுத்துறது கிடையாது. <chuckles>
<laughs> ஆஹா! இப்ப ம். இப் அதுதான். இப்ப தோழிக்கு நிறைய பாட்டு அறிமுகம் ஆயிருந்திருக்கு. இப்ப உங்களுக்கே தெரியாத ஒரு பாட்டு. இப்ப உங்க நண்பர்களோ! வட்டாரத்தில யாரோ ஒருத்தர், "அப்பா! இந்த பாட்ட நீ கேளேன்! சூப்பரா இருக்கும்" அப்பிடின்னு யாராவது சஜ்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லயா! இப்ப என்னில்க்கும் அடங்கா எ என்கூட இருக்க நண்பர்களோ! சரி எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த பாட்ட ஒரு முறை கேட்டு பாரேன். அப்பிடின்னு சொல்லி கேட்கும்போது, <tsk> ஆமால்ல, அவுங்க சொல்லி நம்ம இத கேட்டோம். இந்த பாட்டும் நல்லா தான் இருக்கே! அந்தமாரி ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்களா?
ம்ஹ்ம்.